கண்டிப்பாங்க. உங்களுக்கு அந்த மாரி பிடிச்சதுல ஏதாவது ஒரு பாடல். சும்மா பாடி காட்ட வேணாம். ஏதாவது சொல்லுங்களேன். இந்தப் பாடல் எனக்கு இந்த மாரி உணர்ச்சிகள குடுக்கும். இந்த மாரி நேரத்துல இந்தப் பாடல். இந்த மாரி பாடல்கள நான் கேட்பேன். விரும்பி கேட்பேன். நெனைச்சு பார்த்துப்பேன்னு. அந்த மாதிரி ஏதாவது 2, 3 பாடல் இருந்தா அத சொல்லுங்க.
ம். எனக்கு அந்தப் பிச்சைக்காரன்ல 1 சாங்க் உண்டுல்ல. நெஞ்சொருத்தல்ன்னு ஒரு சாங்க் உண்டுல்ல. அது வந்து நான் எங்க 2 பேருக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்பறம் அந்தப் பாட்டு கேட்டேன். <tsk> ஸோ அது எனக்குக் கனெக்ட் ரொம்ப ஆச்சு. அதனால எனக்கு இப்ப வர அந்தப் பாட்டு ரொம்ப புடிக்கும். அப்பறம் என் பையனை வச்சு இந்த
கண்டிப்பாங்க. அருமைங்க.
அது என்ன பாட்டு? இந்த ம் அதர்வா படத்துல ஒரு பாட்டு 1 இல்ல. "கண்கள் நீயேயா" அந்தப் பாட்டு எனக்கு கேட்கும்போது என் பையன் ஞாபகம் வரும். ஸோ நெறைய அது அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்ட <chuckles> நெனைப்பேன்.
சொல்லுங்க. சரிங்க. அருமைங்க, அருமைங்க. இப்போ அதே மாரி அன்னை, தந்தை அவங்கள அப்பா, அம்மா அவங்கள நெனைச்சு ஏதாச்சு ஒரு சில பாடல்கள் நீங்க நெனைச்சதுண்டுங்களா? பாடுனது கூட வேணா, நெனைச்சதுண்டுங்களா? இவங்க இந்த இந்தப் பாடல் பாக்கும்போது அன்னை, தந்தை ஞாபகம் வருது எனக்கு. இவங்களைத்தான் ஞாபகம் வரும். முதல்ல எடுத்த ஒன்னே வந்துரும். அப்டீங்கிற மாரி ஏதாச்சு ஒரு சில இசைகள்
கண்டிப்பா. அதுல அம்மா இல்ல "அம்மா என்றழைக்காத உயிரில்லையே" பாட்டுக், எத்தன தடவை கேட்டாலும் எனக்கு ஒரு மாரி கண்ணீர் வரும். அய்யோ! <tsk> நம்ம ஏதாவது ஒரு டைம் அம்மாவ ஏதாவது திட்டிருப்போம், எதாவது பண்ணீருப்போம். <tsk> ஆனா அது இதா சொல்லியிருக்க மாட்டோம். இருந்தாலும் ஃபீல் ஆகும். நம்ம அம்மாவ இப்டி பேசிட்டோமே அப்டின்னு சொல்லிட்டு. அப்பாவும் அப்படிதாங்க. ம்.
அருமைங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. அது நிச்சயமா. அது என்னதான் வந்து நமக்கு அந்தக் கோவமல்லாம் இருந்தாலும், அதுக்கப்புறம் அந்தக் கோவம் தணிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்தப் பாசம் வந்து மேலோங்கி வரும். "சரி ஓகே நீ என் புள்ள தான். என்னதான் திட்டுனாலும் நீ என் புள்ள தான்." அப்டீங்கிற மாரி அப்படியே வருடி குடுக்கிற மாரி ஒரு ஃபீலிங் வந்துரும் இல்லீங்களா?
கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. அதே மாரி இப்ப உள்ள நெறைய படத்துலல்லாம் அந்த, <tsk> இப்போ அந்த ரிதம் படம்ல்லாம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் அந்த <tsk> நிலம், நீர், அப்படீன்னு ஒவ்வொரு தீம் வச்சு அந்தப் பாட்டு வரும். 5 பாட்டுமே அந்த மாரி, ஃபயர் வச்சு வரும். ஸோ அந்த மாதிரி தீம் வச்ச ஸாங்க்ஸ்ல்லாம் கூட நம்மளுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். நல்லா இருக்கும்.
சொல்லுங்க. டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பாங்க. ஒரு நீங்க சொன்னொன்னே தீம் ஸாங்க்ஸ்ன்னு சொன்னொன்னே எனக்குத் திடீர்ன்னு 1 இந்தப் பாட்டு ஞாபகம் வருது. சாமுராய்ன்னு 1 படம் வந்துச்சு. சாமுராய்ன்னு அது ஒரு விக்ரமோட, விக்ரம் அப்டீங்கிறவரு நடிச்சிருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கும் அந்தப் படம். ஒரு சமூக ஒரு சீர்திருத்தம், விழிப்புணர்வு அந்த மாரி விஷயங்கள பறைசாற்றும் விதமா அந்தப் படம் இருக்கும். அதுல 1 பாடல் வரும்ங்க. ஒண்ணுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து இயற்கையை மட்டும் எடுத்திருப்பாங்க. "மூங்கில் காடுகளே" அப்டின்னு 1 பாடல் வரும். அந்தப் பாடல் வரிகளும் சரி, இசையும் சரி, பா பாடல் எடுக்கப்பட்ட விதமும் சரி அவ்வளோ அழகா இருக்கும்ங்க அந்தப் பாடல்.
ம். ஆமாங்க. ஹா. ம். ஆமா நான் பாத் ஆமா. ஆமா. கண்டிப்பா. அ நல்லா இருக்கும். ஸோ பாட்டு மாதிரி, லிரிக்ஸுமே நம்மகிட்ட <tsk> கொண்டு செல்லதுல்ல. இப்போ நம்ம பாடல் இசை எவ்வளோ முக்கியமோ அதே மாரி லிரிக்ஸும் முக்கியம். இல்ல.
கண்டிப்பா. நிச்சயமா.

ஆ, எ நான் வந்து, சினிமா ஒரு ஸ்கூலு 5த், 6த் அப்புறம்தான் பா பாக்க ஆரம்பிச்சேன். எனக்கு இசையினாலே ஒரு பேசிக்கா எனக்கு இண்டரெஸ்ட் உண்டு. ஸோ, நான் இசை க என்னனா, கத்துக்கிட்டனால எனக்கு இசை புடிக்கும். அதனால எனக்கு வந்து இந்த மெலோடி ஸாங்க்ஸ்லாமே எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும் <tsk> நான் இப்ப ஸ்கூல்ல என்னைய ஏதாவது ஒரு பாட்டு பாடச் சொல்றதா! அந்தமாரி சில பாட்டெல்லாம் இருக்கும்ல. சோ, எனக்கே அது பிடிக்கும் <tsk> அப்பிடி அந்தப் பாட்டு கே நான் கேட்கலன்னாலும் அவுங்க சொல்லி, சொல்லி எனக்கு அந்தப் பாட்டு மேல எனக்கும் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சுருச்சு. <sighs> நாம்லா வந்து, ம்.
சரிங்க. நிச்சயமாங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. சரிங்க. இது எந்தமாரிப் பாடல்ங்க, திரைப்பட பாடல்களா! இல்லாட்டி வந்து இந்தச் சங்கீதம் அந்தமாரிப் பாடல்களாங்க அது?
இல்ல திரைப்பட பாடல்கள் சொல்லுவாங்க. அந்த சில பாட்டெல்லாம் <tsk> அந்த யமுனை ஆற்றிலே பாட்டு ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே எல்லாருக்கும் புடிச்சுருச்சு. அதனால அடிக்கடி அந்தப் பாட்டு பாடுவேன். அந்தமாரி சில பாடல்கள் வந்து நமக்குப் பிடிக்கும். இன்னொன்னு நம்ம ஃபேமிலில ஏதாவது ஒரு ஈவன்ட்ல நடந்துருக்கும் இல்ல. இப்ப நாங்க காலேஜ் போம்போது ஒரு ஐவி போயிருந்தப்ப <tsk> நாங்க கேட்ட பாடல். அப்ப அந்தப் பாட்டு கேக்கும்போதெல்லாம் எனக்கு ஃபிரண்ட்ஸ் ஞாபகம் வரும்.
திரைப்பட பாடல். சரிங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. ஏதோ ஒரு பாடல். ஏதோ எங்களுக்காக ஏதோ ஒரு பாடல் இருந்தா பாடி காட்டுங்களேன். ம்.
எப்போ எத்தன வருஷம் கழிச்சு கேட்டாலும். ம். அய்யய்யோ! இல்லல. இல்ல.
சரிங்க.
அ நிறைய பாட்டு வந்து நமக்கு இன்னும் எமோஷனல்லா கனெக்ட் ஆகும். <tsk> அந்த, அந்தப் பாட்டுதோட சோகமா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். நம்ம லைப்ல உள்ள மாதிரி கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும்.
சரி, சொல்லுங்க. மேற்கொண்டு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க.
இன்னொன்னு <tsk> அந்த டிரெண்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஒவ்வொரு இப்போ நம்ம அப்பா அம்மாக்கு கேக்குற அந்த வ வயசுல உள்ள பாட்டு வந்து நமக்கு ஒரு வயசு வர கேக்க பிடிக்காது. ஆனா இப்போ ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்தப் பாடல்கள்லாம் நம்ம எல்லாருமே கேக்க ஆரம்பிச்சிருப்போம்.
கண்டிப்பா.